கண்டிப்பா. ஏன்னா இந்த மாதிரி போக்குவரத்து நெரிசல் இருக்கிற ஒரு ஏரியால வந்து, இந்த மாதிரி அ நடந்து நடக்கிற தூரத்தில பாத்துக்கிட்டோம் அப்படின்னா, ரொம்பவே நல்லதா இருக்கும்.
ஆமா. ஏன்னா அப்படிதான். அதனால தான் வந்து இந்த மக்கள்லாம் பாத்தீங்கன்னா, எ அதுக்கப்புறம் தமிழ்நாடு கொஞ்ச கொஞ்சமா முன்னேற ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்னன்னா, எல்லா வசதிகளும் இருக்கிற இடத்துக்கு பக்கத்திலயே வர ஆரம்பிச்சது. ஒரு காலத்தில பாத்தீங்கன்னா, நான் வந்து இது இந்த தீபாவளி பண்டிகைலாம் பாத்தீங்கன்னா, அ ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு டி நகர் தான் போவேன் எங்க இருந்தாலும்.
கண்டிப்பா, கண்டிப்பா. ஓ! ஆமா. இங்க எல்லாருமே அங்க தானே போறாங்க! டீ நகருக்கு.
ஆமா, இப்ப போறாங்க. மிந்தி வந்து, இப்ப போறது இல்லை. மிந்தி தான் அது அதிகமா இருந்தது. முந்தி பாத்தீங்கன்னா, அந்த சரவணா ஸ்டோர்ன்னு ஒரு கடை இருக்கும். அந்த ரங்கநாதன் தெரு.
அதெல்லாம் பயங்கர கூட்டமா இருக்குமே, டீ நகர். ஆமாம்மா.
அது அவ்வளவு பிர பிரபலமான ஒண்ணு. நான் எப்ப வந்து, எனக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமைகள் நேரம் கிடைச்சாலும், அங்க போயிருவேன்.
ஓ!
எ எ எதனால அப்படின்னா, நமக்கு ஒரு கூட்டமா இருக்கும். நெறையா மக்கள் இருப்பாங்க. நம்ம விருப்பப்பட்டதை ஸ்
ஆமா அந் ஆனா கூட்டத்துக்குள்ள போய் வெளிய வர முடில. ரொம்ப நானுமே இப்ப ஒரு தரவை போயி சிரமப்பட்டேன்.
ஆமா. ஆனா, அங்க போ நம்ம உள்ள போயிட்டு வர்றதில பிரச்சனை இருக்காது. பிரச்சனை என்னான்னா, அங்க உள்ள வந்து, நம்ம பேருந்தில போறோம். இல்ல இருசக்கர வாகனத்தில போறோம்ன்னா, நம்ம வண்டிய நிப்பாட்டுறதுக்கு இடம் இருக்காது சரியா.
கண்டிப்பா, கண்டிப்பா, அது ஆட்டோவுமே வந்து உள்ள வரமாட்றாங்க பாத்தீங்களா, ஆட்டோவுமே. நம்ம இப்போ புக் பண்ணா கூட அந்த மு முக்கு வரைக்கும் நடந்து வர சொல்லி சொல்றாங்க. இப்பவுமே சொல்றேன். ஓலா, யூபர் புக் பண்ணா கூட, "வெளிய வரைக்கும் நடந்து வாங்க"
அதுபோக அந்த ரோடே பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ட்ரா நிறைய க ஆமா. ஆட்டோல. ஏன்னா அது சரி, அது ஒரு விதத்துல நம்ம பாத்தா நம்ம சரிதான். ஏன்னால நம்ம வந்தா, நம்ம தான் அதில ரொம்ப நேரம் உக்காந்து இருக்கிற மாரி இருக்கும். அந்த வெயிட்டிங் டையத்துனால நமக்கு காசு இன்னும் அதிகமாக தான் செய்யும் ஆனா சில நேரம் வயதானவர்களா இருக்கும்போது அவங்களுக்கு கஷ்டமாயிரும் அது.

அதெல்லாம் தவறான ஒரு விஷயம். அது வந்து என்னன்னா எ எப்பயாவது ஒரு தடவை அப்படி போ பல தடவை போலாம். என்னைக்காவது ஒரு நாள் நானே கண்கூட ஒரு தடவை பார்த்துருக்கேன். அ ஒரு தடவ மதுரவாயல் பக்கத்தில் சிக் அந்த சிக்னல்ல எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்டுருக்காங்க. ஒரு அம்மா ஒருத்தவங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம சிக்னல்ல வந்து அந்த ரெட் விழுந்தோனே போவே கூடாது. உடனே வந்து ரெட்டோ கிரீனோ விழுந்தோ கிரீன் விழுந்த உடனே போக்கூடாது. என்ன காரணம்ன்னா, எதுக்கு வந்து ரெட்ல வர்றவங்கன்னா நம்ம ஆளுங்க வந்து மு இந்த ஆரஞ்சு லைட்ங்கிறதே அவங்க கணக்கில இருக்காது.
ஆமா. கண்டிப்பா. அது சொல்லுங்க.
வழக்கமா ஆரஞ்சு விழுந்தா நம்ம ஸ்லோ பண்ணி நிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ பண்ணிக்கணும். இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஆரஞ்சு விழுந்துருச்சு ரெட் விழுறதுக்குள்ள உள்ள போயிராணுங்கற மாரி நோக்கத்தில
ஆமா. ஆ அந்த ஒரு அவசரம் தான் வந்து
ஆ அது வந்து லெஃப்ட் சைட்லேருந்து ஒருத்தவங்க ஏறி இந்த இந்த சைடு போணும். யூ டர்ன் மாரி போட்டு போறது இடது பக்கத்துலேருந்து இந்த அம்மா ஒண்ணு விழுந்த உடனே சடக்குன்னு வண்டிய எடுத்தாங்களா, அந்த சைடிலேருந்து ஒரு சின்ன ஆட்டோ வந்து அவன் நேரா அந்த ரெட்டுக்குள்ள உள்ள வரணுன்னு சொல்லி அவன் வந்துட்டான். நேரா வண்டிய கொண்டு போய் மொத வீலுக்குள்ள பார்க் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. அது
அச்சச்சோ! அய்யயோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா என்ன?
ஆமா. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆனா நல்ல வேல அவங்களுக்கு பெருசா எதுவும் அடிபடல.
ஆ இன்னும் சில பேர நான் பார்த்திருக்கேன். இந்த அ நடுவுல ரோட்டுக்கு நடுவுல 2 ரோட்டுக்கு நடுவுல வந்து ஒரு இது மாதிரி அமைச்சிருப்பாங்க இல்லையா, ஆ அது மேல ஏறி போறாங்க.
அ அது. அது மேல ஏறி ஓட்டுவாங்க. இல்ல சைட்ல வந்து அந்த பா ஆமா பாத யாஸ்திரிகளுக்குன்னு கொடுக்கப்படுற இடம் இருக்குல்ல. நடந்து போறவதுக்காக கொடுக்கப்பட்ட இடத்துல வண்டி ஓட்டுவோம். நான் கூட சில நேரம் ஏறி போயிருக்கேன் வேற வழி இல்லைங்கிறதுனால.
ஆமா. அப்படியா. ஆமா சென்னையில வந்து நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். அ மதுரையில கூட நான் அந்த மாதிரி பாத்ததில்ல எனக்கு மதுரை தான். ஆனா வந்து இங்க சென்னையில பார்த்தீங்கன்னா, நிறைய இடத்துல நான் வந்து ஆட்டோவில தான் வ அதிகமா பயணிப்பேன். ஆனா இந்த மாதிரி போறது அ கண்கூடா பார்த்துருக்கேன். அந்த போக்குவரத்து நெரிசல்ல நிக்காம.
ஆமா. கண்டிப்பா. எ அது என்னன்னா அதுக்கு அது ம்.
தப்பிக்கிறதுக்காக அந்த வழி பண்றாங்க அவங்க.
அது எதனால காரணம்னா, நான் அதை யோசிச்சு கூட பார்த்துருக்கேன், "எதுக்கு நம்ம இவ்வளோ அவசரமா போறோம்?" அதாவது ஒரு எப்படினாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் கடக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகுது காலையில வெள்ளண்ணை அந்த அந்த மார்னிங் ஒரு 8:00 மணிலேருந்து 10:00 மணிக்குள்ள. அதனால நான் வந்து ஏன் வந்து அவன விட ஒரு 10 நிமிஷம் நான் லேட்டா போகப்போறேன் அவ்ளோதான். அதுக்கு எதுக்கு நான் வந்து அடிக்கடி கியரை மாத்தி ஆக்சிலரேஷனை கொடுத்து ஒவ்வொரு தடவையும் பிரேக் அமுக்கி அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு 10 நிமிஷம் முன்னாலயே கிளம்பிடுவேன்.
கண்டிப்பா ஆயிரும் ஆனா.